சரிங்க.
அப்ப வந்துட்டு இந்த பாவாட தாவணி கட்ட சொல்லும்போது, நான் வந்து ரொம்ப அடம்புடிச்சேங்க. "ஐயய்யோ! நான்லாம் கட்ட மாட்டேம்ப்பா! எனக்கெல்லாம் ஒருமாரி இருக்கு. நான் கட்டமாட்டேன் இது என்ன?" அப்டின்லாம் சொல்லிட்டுருந்தேன். ஆனா வந்து ரொம்ப அடம்புடிச்சு பாவாட தாவணி வந்து கட்ட சொல்ட்டாங்க. நல்ல இளம் பச்ச கலர்ல ஒரு பாவாட தாவணிங்க. ஆ முதல் முறையா அத கட்டுறேன், எனக்கு கட்டி விடுறாங்க ஆ திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ராகுல போட்டிருந்தேன். ஃப்ராக் போட்டிருக்கும்போது டக்குனு எல்லாம் அந்த சடங்குக்கு நம்ம அத மாத்துறாங்க. டக்குன்னு பார்த்தா, ஒருமாரி அழகாகிடுச்சுங்க. ஐ! என்னடா! இது முதல்ல ஆ என்னடா! ஏன்னா ஃப்ராக் பார்த்துட்டு கண்ணாடியிலருந்து நவுறோம். பாவாட தாவணி கட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடில பார்க்குறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும்ல. அதாங்க. <chuckles> அந்த ஒரு அழகு வந்துச்சு. ரொம்ப அழகா இருந்தமாரி இருந்துச்சு. சரின்ட்டு, அதுலருந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது அம்மாச்சி ஊர்ல வந்து திருவிழா நடக்குது. அப்ப அங்கே போனப்போ வந்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப கம்பள் பண்றாங்க. சரி. நீ இந்த பாவாட தாவணி கட்டுன்னு, 2வது முறை அதே பா ஏன்னா அப்போ 1 பாவாட தான் நம்மட்ட இருக்கும். <chuckles> அப்டிங்கம்போது 2வது முறை அது கட்றேன். அ கட்டும்போது பார்த்தீங்கன்னா, இரு 2வது முறை கட்டும்போது அ எங்க அம்மாச்சி தான் கட்டி விட்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் வந்து லைட்டா தெரியுது, எங்கே சொருகணும் என்ன பண்ணணுன்னு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அ 2 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் நான் கட்டுறேன். அ கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு அழகா இருந்தமாரி இருந்துச்சுங்க. <chuckles> என்னடா! இது இந்த பாவாட தவணில இவ்ளோ ஒரு அழகா! இவ்ளோ விஷயங்கள் இருக்கா! அப்டி இருந்தா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவாட தாவணி அதிகமா வாங்கறது. அ அத வந்து அழகழகா தெச்சு போடுறது, <chuckles> இந்த ஒரு ஆசைலாம் வந்துச்சுங்க. இதோட தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, அ புடவைகள் மேலே வந்து ஒரு ஆர்வம் வந்தது.
சரி. சரி. சரிங்க. ம். ம். சரி. ம், அழகாகயிட்டீங்க! நீங்க அழகா ஆயிட்டீங்க! ம். ம். ஆமா. சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. சரி. கண்டிப்பா. ம். ம். சரி. ஆஹா! ஆ. ம். வாங்க ஆரம்பிச்சுட்டீங்க. சரி. ம், ம். சரி.
அது எந்தமாரி ஆர்வம் அப்டின்னா, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அ படத்தில எல்லாம் வந்து ஹீரோயின்ஸ் போட்டு வருவாங்கல்ல. <chuckles> அதுமாரி பார்த்துட்டுலாம் நம்ம கடைக்குல்லாம் போய் கேட்டோம்ன்கனு வச்சிக்கோங்களேன், இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அ செலிபிரிட்டி அ லுக், செலிபிரிட்டியோட இது சாரீஸ்ன்னு சொல்லி ஓப்பன்னாவே எல்லாருமே வித்துட்டுருக்காங்க.
ஆமா. ம். ஆமா. ஆமா.
நான் சொல்றது ஒரு அ 17 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு திருமணம் ஆகுது. அதுக்கு ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்போ ஆமாங்க. 1 முறை வந்து பார்த்தீங்கன்னா, குருவி படத்தில வந்து ஆ தேன் தேன் தேன் அந்த சாங் பாட்டு கேட்டிருப்பீங்க.
அப்டியா! சரி, சரி. ம் பரவா ம். ம். சரி. குருவி படமா? சரி.
ஆ, தே அ அந்த அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ த்ரிஷா வந்துட்டு ஒரு பிளாக் கலர்ல ஒரு சாரி கட்டிகிட்டு ஆடிட்டுருப்பாங்க, அந்த பாடல்ல. அந்த சாரிய பார்த்துட்டு அந்தசாரி மாரியே வேணுன்னு <chuckles> ஆசப்பட்டு போயி கட கடையா ஏறி இறங்குனேங்க. ஆனா, வந்து எனக்கு அது கிடைக்கவே இல்ல. <chuckles> எப்டியாவது வாங்கணுமேன்னு அப்பலாம் நமக்கு வந்து பியூட்டிஷியன் அக்கா தாங்க! இப்பதான் வந்து எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. Instaல பேஜ் இருக்கு. அ என்னது பொட்டிக் இதும், அ ஒவ்வொன்னுக்கும் சாரி கட்டுறதுக்கு ஒருத்தவுங்க. தல <chuckles> சீவுறதுக்கு ஒருத்தங்க அப்பல்லாம் நமக்கு வந்து 90'ஸ் நயன்டீஸ் கிட்ஸ்க்குலாம் பியூட்டிஷியன் அக்கா தான் நமக்கு தெய்வம்மாரி இருப்பாங்க. <chuckles> ஆமாங்க.
ம். சரி. அ, சரி. சரி. சரி. ஆமா. ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. எல்லாமே அவுங்க தான் பண்ணிடுவாங்க.